ஆனா, ஆரம்பத்துல நானும் ஊர்லயே தான் இருந்தேன். இவுங்க என்ன பிரச்சனை பண்ணாலும், நான் பண்ண வேண்டியத அதான் சொன்னேன்ல்ல, மத்த ஜாதி பசங்கன்னா, அவுங்க கூடத் தொட்டு பேசி விளையாடுறது. அந்தமாரில்லாம் பண்ணக் கூடாது. சும்மா பேசுறமா நின்னு பேசிட்டு வந்துர்ணும். அந்தமாரி சொன்னாங்க. இல்லேங்களா! நான் பள்ளிப் பருவத்தில அந்தமாரி பண்ணிட்டு இருந்தேங்க. அவுங்க, அவுங்க சொல்றதெல்லாம் பண்ணல. நான், எனக்கு என் நண்பர்கள் இருந்தாங்க. அவுங்க கூட பேசிவேன், விளையாடுவேன். அதை என் கூடப் படிக்கிற சக மாணவர்கள் பாத்துட்டு வந்து, எங்க ஊர்ல சொல்லிருவாங்க. அவுங்க வந்து எங்க ஊர்ல வந்து என்னைய சேத்துக்க மாட்டாங்க.
ஆமா. ம். அப் ம்.
என் கூட இருக்கறவங்கல்லாம் பாத்தா, அவு அவுங்க வந்து என் கூட விளையாட மாட்டாங்க. முக்கியமா தண்ணீ பொழங்க மாட்டாங்கங்க. அவுங்க வீட்டுல போய் தண்ணீ கேட்டு இல்லனா அதாங்க.
ரொம்ப அநியாயமா இருக்கு. இது எந்த என்னங்க இது, இப்பிடி ஒரு ஊரு? சரி. நீங்க இப்ப வெளியூருக்கு வந்து படிக்க வந்தீங்க. திருப்பி நடு நடுவுல போறீங்க. அவுங்க எல்லாம் ஒதுக்குறாங்கங்கறீங்க. உங்க பெற்றோர்கள் உங்கள ஒதுக்குனாங்களா?
இல்லங்க. பெற்றோர்களுக்கு வந்து என்னைய என்னைக்குமே ஒதுக்குனது இல்ல. பெற்றோர்களையும் சேர்ந்து அவுங்கதான் ஒதுக்கிட்டு இருந்தாங்க. ஒதுக்கி வச்சிருந்தாங்க <tsk> அதாவது எப்பிடின்னா அது கிராமம் ஆமா, ஆமாங்க. பெற்றோர்களும் எனக்கு முழு சப்போர்டுங்க. அவுங்களுடைய அவங்க என்ன வளர்த்தது இப்பிடி தான் வளர்த்தாங்க. "நீ வந்து மனிதர்கள ஜாதிய பொறுத்தோ, மதத்தப் பொறுத்தோ பார்க்கக் கூடாது எல்லாரையுமே ஒண்ணா தான் பாக்கணும்." அப்பிடி சொல்லித் தான் அவங்க என்னை வளர்த்தாங்க.
நீங்க இப்பிடி பண்ணதுனால! ம். ம். ம்.
ஆனா, ஒரு கட்டத்துல எ அடுத்த பிரச்சனை உன்ணோண்ணு வந்துச்சு. அதையும் சொல்றேன். இருங்க. <chuckles> ஆரம் ஆரம்பத்துல வந்த பிரச்சனை. மத்த மக்களோட மத்த சொந்தக்காரங்களோட வந்த பிரச்சனை.
அ. ம். ம்.
எங்க க எங்க குடும்பத்தார் எப்பிடி ஒடுக்கப்பட்டாங்கன்னா ஊர்ல வந்துட்டு ஒரு காட்டைத் தாண்டிதான் இப்ப எங்க காட்டுக்குப் போணுன்னா, இன்னொரு காட்டத் தாண்டி தான் கண்டிப்பா போயாகணும். இல்லீங்களா? எங்க காட்டுக்குப் போற வழிய வந்து அவங்க ம மறச்சு விட்டுருவாங்க. அது அவுங்களுடைய காடு. அவுங்க சொந்த இடம், இல்லேங்களா! ஸோ அவுங்க மறச்சு விட்டா, நாம அந்தத்து இடத்துக்குப் போணுன்னா, கஷ்டப்பட்டு, சிரமப்பட்டு முள்ளுக்குள்ள போயி, அ அந்தமாரி போய் போறமாரி இருந்துச்சுங்க. அம்மா, அப்பா ஆரம்பத்துல ரொம்பவும் சிரமப்பட்டாங்க. அது போகப் போக, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. பழகிட்டாங்க. இப்போ ரொம்ப பிரச்சனை இல்ல. ஆனாலும் இப்போதைக்கு பிரச்சனைதாங்க.
சரி. ஆ. ம். ம். ம்.
இந்த க கல்யாணம் கல்யா கல்யாண விசேஷங்கள்ல கூட, மற்ற ஜாதிக்காரங்களுக்கு தனியா ஒரு இடம். அந்த இடத்துல தான் அவுங்க உக்காருவாங்க.
ம். ஆ.
இந்தமாரி பிரச்சனைகள் இருக்கு. ஆனா, நாங்க வந்து அவுங்கள ஏற்றுக்கொள்கிறத, இவுங்க எதுவும் சொல்றது இல்ல. அது பெரிசா பிரச்சனை பண்றது இல்ல.
ம். ம். இப்போ, உங்களுக்கு இப்போ நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னீங்க. அப்புறம் உங்களுடைய திருமணம், அதெல்லாம் எப்பிடி அதுக்கப்புறம் இருந்ததா?
<swallows> 2வது ஒரு பிரச்சனை வந்ததுங்க. அதாங்க, 2வது பிரச்சனை. இப்ப சொல்ல வந்தேன். நான் வந்து வேற மதத்துல ஒரு பொண்ண வந்து விரும்பினேங்க. எங்க அம்மா, அப்பா வந்து, சிறு வயதிலிருந்தே என்னைய வந்து மதம் ஜாதி பார்க்கக் கூடாதுன்னு சொல்லிதான் வளர்த்துனாங்க.
ஆ சொல்லுங்க. <chuckles> ஆ.

ஒரு மனிதனோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா வந்து, குடும்ப எதிர்பார்ப்புகள்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அது திருமணத்துக்கு அப்புறமா மனைவி கிட்ட இருந்து இருந்தாலும் சரி, இல்ல, திருமணத்திற்கு முன்னாடி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து "இப்படி தான் நாம இருக்கணும்." அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்து, அதை நீங்க வந்து தாண்டி, வர்றதுக்கு, என்ன மாரியான அ விஷயங்களை எல்லாம் கையாண்டீங்க? எப்படி வெ சந்திச்சீங்க? அத பத்தி சொல்லுங்களேன்.
ஆ, கண்டிப்பா எதிர்பார்ப்புங்கிறது எல்லா மனிதர்களின் மேலயும் பொதுவா எல்லா பக்கமும் இருக்கிறதாங்க. இப்ப ஆனா என் என் சைடு வந்து எதிர்பார்ப்புங்கிறது ரொம்பவுமே அதிகமா இருந்துச்சுங்க. ஆ, குடும்பன்னா எங்க அம்மா, அப்பா அப்படிங்கிறத தாண்டி எங்க சொந்தக்காரங்க. ஆ, தாய்மாமா, சித்தப்பா, பெரியப்பா. அவங்க சைடு வந்து ஒரு ஒரு கட்டுப்பாடு இருந்ததுங்க. அ நாங்க எல்லாருமே எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் ஒரே ஊர்லதான் இருப்போம். எங்க ஊர்ல எங்க சொந்தக்காரங்க தவிர வெளி ஆளுங்களுக்கு எடம் இல்லங்க.
ஆ. சரி.
ஆ, எங்க ஊர் எப்படின்னா எந்த விதத்துல நிறைய விதங்கள்ல கட்டுப்பாடு, முக்கியமா வந்து ஜாதி கட்டுப்பாடு, அப்படி சொல்லி இருப்பாங்க. மத்த ஜாதியங்க கூடப் பொழங்க மாட்டோம். மத்த ஜாதியங்க கூடங் நாம அவங்க கூட வந்து பேசினாலும் பேசிக்கலாம். மத்தபடி ஒட் நி தொட்டு பேசுறது <tsk> நண்பர்களாவே இருந்தாலும் நாம தொடக் கூடாது. தூ தூரமா நின்னு பேசிக்கணும். அவங்களுக்கு தான் வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு தனியா தட்டில தான் சாப்பாடு குடுக்கணும். கீழே உட்கார வச்சு தான் சாப்பிடக் குடு இந்த மாரி நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க.
ம். ம்ஹ்ம். இப்போதைய காலகட்டத்துல இதெல்லாம் இன்னுமா தொடர்ந்துட்டு இருக்காங்க?
ஆமாங்க, எங்க எங்க கிராமம் நாங்க வந்து கிராமத்துல இருக்கோம். எங்க கிராமத்துக்கு இன்னும் பஸ் ஃபெஷலிட்டி இல்ல. ரோடு இன்னும் கிடையாது.
ஆ!
இன்னுமே வந்துட்டு இந்த நாட்டாமா மாரிதான். எங்க ஊர்ல இருந்து போலீச நோக்கிப் போகமாட்டாங்க. போலீஸ் நோக்கிப் போயிட்டாங்கன்னா, ஊர்ல இருந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. இந்த மாரி பல கட்டுப்பாடுகள் எங்க ஊர்ல இருக்குங்க.
ஆ. ஓ! ஓ! நாட்டாம பஞ்சாயத்துதான் நடக்கும், ஏதாவது பிரச்சனைனா!
ஆமாங்க. அவ் அதனால அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா அவங்கள போலேயே நானும் இருக்கணும். ஆ, "நம்ம ஜாதிதான் முக்கியம். மத்தவங்க வந்து மத்தவங்கள கண்டுக்கக் கூடாது. மத்தவங்களுக்கு உதவி செய்யக் கூடாது. உதவின்னாலும் ஃபர்ஸ்ட்டு, நம்ம ஜாதியில இருக்குறவங்களுக்கு செய்யணும். அதுக்கப்புறம் எதா தே தேவைப்பட்டா மத்தவங்களுக்குளாம்." அந்த மாதிரி அவங்களோட எதிர்பார்ப்பு.
ம்.
என்னால அது அதுக்கு சரியா என்னால விட்டுப் போக அது போக முடியலைங்க. அது மட்டுமில்லாம இந்த ஆ ரிலிஜியஸ் அ மதம். அவங்க வந்து எல்லாருமே நாங்க சிறு வயதில நானும் இந்துவாதான் இருந்தேங்க. ஆனா அவங்களுக்கு என்னன்னா அதே வித ரிலிஜியஸ் இருந்து எனக்கு வந்து, எனக்கு எது பிடிச்சிருக்கோ! எனக்கு உரிமை இருக்கு இல்லீங்களா? நான் எனக்குப் பிடிச்சிருக்கிற மதத்தை நான் ஃபோலா பண்ணறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு.
ஆனா, இவ்வளவு ஒரு கட்டுப்பாடு இருக்குற இடத்துல எப்படி நீங்க இதெல்லாம் பேச ஆரம்பிச்சீங்க?
அது பேசுறது ரொம்ப கஷ்டங்க. அவங்க ஆரம்பத்துல வந்து, "நீ இனிமே இந்த ஊருக்குள்ளே வர வேணாம்." அப்படி சொல்லிட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க.
ம்.

ஆனா, இப்ப வந்து எங்க ஊர்ல பெருசா படிக்கிறவங்க அப்டின்னு கெடையாது. எல்லாருமே பள்ளிக்கூட போவாங்க. அதுக்கப்பறம் பெருசா பள்ளி பள்ளிக்கூட தாண்டி கல்லூரிகள்ல போகுறவங்க, வேலைக்கு போறவங்கன்றது ரொம்பவுமே கம்மிங்க.
ம்.
எல்லாருமே பள்ளிக்கூடம் போ போகவே, இட அந்த பக்கத்திலயே, ஒரு பனியேன் கம்பெனி இருக்கு. அங்க காசு வருது அப்படியியே அங்க போவாங்க. பள்ளிக்கூடத்த நிறுத்திருவாங்க.
புரியுது. ஆனா, நீங்க எவ்வளோ தூரம் படிச்சீங்க?
நான் கல்லூரி முடிச்சிருக்கேங்க.
ஆ, நீங்க வந்து இப்போ சொல் ஆ, செரி, செரி. ஆ, என்ன மாதிரியான எதிர்பார்ப்ப, நீங்க தாண்டி வந்தீங்க? அத பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்?
இப்போ வேல வேலைக்கு போயிட்டுயிருக்கேன். IT கம்பெனில. ஆ, அதாங்க எதிர்பார்ப்புனா, நான் வந்து அவங்க சொல்றத கேட்டு, அது மாரி அந்த ஜா நம்ம ஜாதி, நம்ம மதம் அப்படி சொல்லிட்டு இது இங்கேயே இருக்கணும். இத தாண்டி வெளிய போகக்கூடாது. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா கூட, ஊருக்குள்ளயே தான் கல்யாணம் பண்ணணுங்களம்மா.
ம். ம். ஓ! அதே ஜாதில.
அதே ஜாதிலன்றத ஆ ஆமா எங்க சொந்தக்காரங்களுக்குள்ள தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த அத்தைப் பொண்ணு, அந்த மாரி முறையில இருக்கவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா! அதாவது சொத்து வந்து நம்மள விட்டு வெளிய போக்கூடாதுங்களாமா.
ஆ, நல்ல விஷயம் தான்னு வெச்சுக்கோங்க. இந்த சொத்து விஷயம் இருக்கட்டும். ஆனா, வந்து மருத்துவ ரீதியா வந்து உறவினர்களுக்குள்ள பண்ணக்கூடாது அப்படின்னு படிச்சு, படிச்சு சொல்றாங்களோ, அதெல்லாம் உங்க வீட்ல புரியலையா?
ஆ. ஆமாங்க. அதுவும் அதுவும் சொல்லியிருக்காங்க. அதாவது, மருத்துவ ரீதியா ஒரே இப்ப ரொம்ப சொ நெருங்கிய சொந்தத்தில கல்யாணம் பண்ணும்போது பிறக்குற குழந்தைய வந்துட்டு கொஞ்சம் ஊனமா பிறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றெல்லாம் சொல்றாங்கா. அதெல்லாம் சொல்லியிருக்கங்க. என்ன சொன்னாலும், ஊர்லேயே அந்த மாரி 2, 3 குழந்தைங்க போறக்கவும் செஞ்சிருக்காங்க. இந்த சமீப காலத்துல 3 குழந்தைங்க போறந்துயிருக்காங்க.
ஆ. ம். ஆமா. ஆ. ஆ, இவ்வளவும் தெரிஞ்சும் பேசுறாங்களா, அவங்க?
அது அவங்களுக்கு வந்து, அவங்களுடைய கட்டுப்பாடு தான் முக்கியோம். அப்படின்னு இருக்காங்க.
சரி.
அது கண்டிப்பா அவங்களும் எதிர்பார்ப்புகள என்னால ஃபில்ஃபில் பண்ண முடியலங்க. அது வந்து ஆரம்பத்தில ரொம்ப சண்
நீங்க இப்போ, வெளியில வந்து க படிக்க வந்தேன்னீங்க. அதுக்கு ஏதாவது தடை வந்துச்சா?